ஓகே.
அ அது அந்த இடத்துக்கு நிறுத்துறதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம் ஒரு 4, 5 பேர் வந்து அ உள்ள போனாங்க. ஆண்கள் மட்டும் ஒரு அ என்ன சொல்றது, ஒரு மலை சரிவுக்குள்ள.
ஆஹா, ஹ,
அதாவது ஒரு பாதை. ஒரு ஒத்தை அடி பாதை. ஒருத்தர் தான் நடந்து போக முடியும். இன்னொருத்தர் நடந்து போறாங்கன்னா, அது கொஞ்சம் இடம் இருக்கிற இடமா பார்த்து நின்னு, ஒதுங்கி நின்னு போணும்.
ம். ஒருவர் பின்னாடி ஒருவர் தான் போக முடியும். ஓகே. ஆஹா!
ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்பிடின்ற மாதிரி. நெறை அ குடும்ப உறுப்பினர்கள்லாம் போக மாட்டாங்க. எ அதாவது கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க போவாங்க. ஆண்கள் இல்ல போய் பார்க்கலாம். ஒரு அட்வன்சர் பார்க்கலாம். அப்பிடின்னு ஒரு ம்.
சரி, சரி. ம். ம். ம்ஹ்ம். இப்போ. நீங்க வந் அ இந்த மாரி பயணம் செய்யும்பொழுது உங்களுடைய குழந்தையும், கணவரும் கூட போனோன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம குழந்தைகள அழச்சிட்டு போகும்பொழுது இந்த மாதிரி சாகச பயணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்?
ஆமா. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. உண்மைய சொல் அதாவது. நம்ம வந்து ஏதோ இந்த ஜிப்லைன்ல போறதோ, இல்ல எகிரி குதிக்கிறதோ! அப்பிடிலாம் இல்ல. அந்த பாதை என்னன்னா, ஒரு அருவிக்கு வந்து வழிவகுக்குது. அந்த பாதையில போனா மலை உச்சியில இருந்து ரொம்ப பெரிய மலை உச்சி. அதாவது அண்ணாந்து பார்த்தா வானம் வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மலை உச்சியில இருந்து, அந்த அருவி வந்து வருது. அந்த அருவி
அ. ஓகே, ஓகே ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். <lip trill> ஓ! அந்த அளவுக்கு. ம். ம், ம், ம். நீங்க சொல்ல, சொல்லவே அத வந்து அப்பிடியே என் கண்ணோட்டத்துல என்னால பார்க்க முடியுது அந்த இடங்கள் வந்து எவ்ளோ அழகா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அதே கொஞ்சம் த்ரில்லிங்காவும் இருந்திருக்கும் இல்லேங்களா!
கண்டிப்பா. கண்டிப்பா. த்ரிலிங்கா <chuckles> பயங்கரமா இருந்துச்சுங்க. நீங்க வேற. சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. அங்க வந்து பக்கத்திலேயே போர்டு வச்சிருந்தாங்க. அதாவது அங்க வந்து புலிகள் நடமாட்டம் வந்து இருக்குமா.
ஆஹா! ஓ! குளிர் பிரதேசங்கள்லயுமே வந்து அந்த புலிகள் எல்லாம் இருக்குங்களா? வனவிலங்குகள் இருக்குதா?
அது ஆமா. அங்கங்க வந்து அந்த பலகைகள் வச்சிருக்காங்க. புலிகள் நடமாட்டம் இருக்கும். 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல போக வேண்டாம். 6 மணிக்கு மேல புலிகள் வந்து தண்ணீர் அருந்த வரும். அப்பிடின்லாம் தான் போர்டு வச்சிருக்காங்க. இவரு என்ன சொல்றாரு, "நீங்க இப்ப வந்து போக வேண்டாம். லேட் ஆயிடும். ஒரு மணி நேரம் ஆயிடும். 6 மணிக்கிட்ட ஆயிடும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்கு" அப்பிடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு மறுநாள் சரி கூட்டிட்டு வரீங்களா? பகல்ல அப்பிடின்னா, இல்ல இல்ல நாளைக்கி, நாளைக்கி எங்க போணுமோ அங்க தான் நான் கூட்டிட்டு போவேன். இங்க கூட்டிட்டு வரமாட்டேன். அப்
ஓ! சரி, சரி. ஆஹாஹா. ம். ம்ஹ்ம். ஓகே. அ அன்றைய நாளுடைய திட்டமிடல் அதோட முடிச்சுக்கலாம் அப்பிடின்னு சொல்ட்டாங்க. அ. நீீட்டு ஆ.
ஆமா. ஆனா, எங்களுக்கு வந்து அந் ஸ். அந்த அருவிய பாார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நாங்க வந்ததுலருந்து எந்த ஒரு அருவியுமே நாங்க வந்து அந்த ஷிம்லால வந்து பார்க்கல. அதாவது ரோட்ல இருந்து போதே தவிர, மே மலையில இருந்து கொட்டுற மாதிரி வந்து நாங்க பெருசா எதுவும் பார்க்கல.
சரி, சரி.

ஓகே.
அந்த மாதிரி ஒரு அழகான எடம். அங்க போயிட்டு நம்ப என்னடா 2 எடந்தானே பாத்துருக்கோம். இன்னும் 2 எடம் பாக்கலயே! இவரு காட்டலயே! அப்பிடின்னு, நானும் அவருக்கிட்ட வந்து போய்க் காட்டுங்க! அப்பிடி இப்பிடின்னு என்னென்னம்மோ கெஞ்சி கூத்தாட்னேன். அவரு ம்,
ம், ம் ம். இது வந்து ஆ <tsk> அ இயற்கை காலத்துனால, நெஜமாலுமே இயற்கை சீற்றங்களால மாறிப் போனதா? அந்த இது. இல்ல அப்பிடின்னா, சில பக்கங்கள்லாம் பாத்தீங்க அப்பிடின்னா, நம்மக்கிட்ட ஒண்ணு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அவுங்க வந்து அளவான இடத்த மட்டும் கூட்டிட்டு போய் காமிச்சுட்டு, இயற்கை மேல வந்து பழி போட்டுருவாங்க. நம்மளும் புதுசா போறங்காட்டியும் நம்மளுக்கும் அதப் பத்தி தெரியாது இல்லீங்களா! ஏன் போய் ரிஸ்க் எடுத்துப்பானேன்னு சொல்லிட்டு அவுங்க சொல்றத ந
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இதுக்கும்
நம்புவோம். அந்த மாதிரி ஏதாவதா? இல்ல இயற்கையாகவே வந்து நடந்த விஷயமா?
இல்ல, இயற்கையாவே வந்து மழை பேஞ்சுது.